ம்.
இந்த உறவுகள வந்து நம்ம வந்து கையாளும் போது, ரொம்ப ஜாக்கிரதையா யோசிச்சிட்டு கையாண்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நான் யோசிச்சேன், "சரி இது வந்து நான் போய் அவங்ககிட்ட சண்ட போடுறதுனால என்ன ஆகும்?"
ரொம்ப சரியா தான் சொன்னீங்க. அதாச்சும் நீங்க உறவுகள வந்து, ஒரு கண்ணாடி பாத்திரம் போல பராமரிக்கணும். அதுக்கு லைட்டா கீழ விழுந்து ஒடஞ்சிடிச்சி அப்படின்னா, அது நம்ம கையே கிழிச்சு ரத்தத்த வரவச்சிடும். அப்டிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க நீங்க.
அ. என்னென்னா ஆ. அதேதாங்க. ஆமாங்க. "ஒய் பிளட் சேம் பிளட்ன்னு," சொல்லுவாங்கல்ல அதே அதேதாங்க. <laughs>
ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க எப்படி பராமரிக்கணும் அப்டின்னு. ஏன்னா, கண்ணாடிப் பாத்திரங்கள பராமரிக்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாரி தான் உறவுகள் நீங்க பராமரிக்க சொல்றீங்க.
ஆமாங்க. அதே மாரி தான், அந்த கண்ணாடி பாத்திரம் விஷயத்துல நான் ஒண்ணு சொல்றேன். நான் கண்ணாடி பாத்திரம் வாங்குறதே ரொம்ப தவிர்த்துருவேங்க. நான் ரொம்ப கண்ணாடி பாத்திரம் வாங்கி வைக்க மாட்டேன். தேவையான ஒன்னோ, ரெண்டோ பாத்திரங்கள் இருந்தா அத பராமரிக்கிறது, நமக்கு வந்து நல்ல சுலபமா இருக்கும். ஆனா, இந்த 10, 15 கலர், கலரா பாத்திரங்கள்லாம் வந்து அழக பாத்துட்டு நம்ம வாங்கிட்டோனா, அத வந்து நம்ம பராமரிக்க பராமரி பராமரிக்குறது எவ்ளோ கஷ்டமோ, அதே மாரி வந்து, "பாக்குறவன்லா உறவு." அப்டிங்கற மாரி நம்ம நினைச்சிட்டோம்னா, அவங்க எல்லாரையும் வந்து நம்ம கட்டி காத்து கொண்டு போறதுங்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குங்க.
அப்டிங்களா? ஆமாங்க. இப்ப உங்க அண்ணிக்கு, அண்ணியோட கத சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்பறம் நீங்க என்னங்க பண்ணீங்க? அத தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு சொல்லுங்க.
ஆமா. நான் வந்து அப்டியே ஓ <chuckles> கண்டிப்பா கேளுங்க. அதாவது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கலாம். <chuckles> ஏனா, நான் வந்து அந்த நேரத்துல யோசிச்சுப் பாத்தேன். "இந்த மாரி வந்து நம்ம வந்து ஒரு சண்டைய போட்டோம். ஏன் இப்டி பண்ண?" அப்படிங்கிற மாரி என்னால கு குரல உயர்த்த முடியும். அதனால என்னங்க ஆவப்போகுது? அடுத்த நிமிடம் வந்து, அது எங்க அண்ணனுடைய வாழ்க்கையில பிரபதி பிரதிபலிக்கும். இல்லைங்களா?
கண்டிப்பாங்க.